இப்போ இருக்கிற இந்த இயந்திரமயமான காலத்தில வந்து, எல்லாரும் பணி நிமித்தமா வந்து வீடுகளை விட்டுட்டு வெளியூர்கள்லயோ, வெளிமாநிலங்கள்லையோ அந்த மாரி தங்க வேண்டியிருக்கு. நம்மளுடைய உறவுகள் அங்கங்க இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம தொடர்பு கொள்ளணும்னா அடிக்கடி தொடர்பு கொள்றது ஆன்லைன் மூலமா தான் நம்ப தொடர்பு கொள்ள முடியும். நேரடியா போணும்னா அது நமக்கும் நேரம் இருக்காது, அவங்களுக்கும் நேரம் இருக்காது. அந்த மாரியான நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த மாரியான சமயங்கள்ல எப்படி நம்ம உடவு உறவுகளுக்குள்ள வந்து ஒரு சீரான சமநிலை வந்து வச்சுக்கலாம்ன்னு நீங்க நெனைக்கிறீங்க?
அந்த மாரி சீரான சமநிலை வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வெளியூர்லல்லாம் இருக்காங்க, அவங்களல்லாம் போய் பார்க்க முடியாது அப்படீன்னு சொல்றீங்க. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஆன்லைன் மூலியமா ஒரு அ ஒரு வீடியோ காணொலி வந்து அவங்களுக்கு பண்ணி, அதில வந்து நம்ம பார்த்து பேசுவோம் இல்லையா? மகிழ்ச்சி அடைவோம். இப்ப வந்து நெறைய பேர் வந்து வெளிநாட்டில இருப்பாங்க. அவங்களல்லாம் பார்க்கவே முடியாது. அதுக்கு வழியே இல்லை நமக்கு. அதுக்கு வந்து நம்ம இந்த மாரி ஆன்லைன் அ சில செயலிகள்லாம் யூஸ் பண்ணி அவங்க கிட்ட பேசறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இதே வந்து நம்ப வந்து ஒரு 2 தெருவுல பக்கத்திலேயே இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட நம்ம வந்து அ ஃபோன்ல தான் பேசுவோம். நேர்ல நம்ம பார்க்கவே மாட்டோம். அந்த மாரி விஷயங்களும் நெறைய இருக்கு. நம்ப எப்போ வந்து அதை ஆன்லைன்ல வந்து சரியா பயன்படுத்துறோமோ அதான் நல்லது. இப்ப அவங்க வெளிநாட்டில இருக்காங்க, அதனால நம்ம வந்து அந்த மாரி பேசுறோம். இப்ப நெறைய பேர் வந்து பக்கத்தில இருக்கும்போது நம்ம பக்கத்தில போய் தான் நேரில போய் பேசினா தான், ஒரு உறவுகளும் இல்ல வந்து நெறைய ஒரு நண்பர்களை பார்க்க போறோமோ, அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா கனெக்ட் ஆகும் நமக்குள்ள. அப்படி இல்ல இந் இந்த ஆன்லைன்லேயே பேசிட்டே இருந்தா நமக்குள்ள அந்த அ நேர்ல நேர்காணல் பார்த்து பேசறது, அவங்க உணர்ச்சிகள், அவங்க முக பாவனையெல்லாம் பார்த்து பேசறது, சிரிக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளால வந்து உணர முடியும். ஆன்லைன்ல அதெல்லாம் உணர முடியாது இல்லிங்களா? நேர்ல வந்து பாஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு சிரிச்சு பேசுறதோ, ஒரு நல்ல ஒரு வேற ஒரு ஒரு விதமான ஒரு இது கெடைக்கும். இதே வந்து ஆன்லைன்ல பேசம்போது ஏதோ நம்ம பேசுறோம் அப்படீன்னு கெடைக்கும். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன்.
நிச்சயமா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம்ஹ்ம். ம். ஓஹோ! ஓ! கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. இப்போ, நீங்க சொன்னதிலயே அ ஒரு ஒரு ரி ரியல் டைம்மு எடுத்துக்காட்டு, நான் சொல்றேன் பாருங்களேன். ம் என்னுடைய பெற்றோர்கள் வந்து, எங்க வீட்ல இருக்காங்க. இப்ப திருமணம் ஆயிட் நான் இங்க இருக்கேன். எங்க வீட்ல நிறைய பிரச்சனைகள், சண்டைகள் ஏதாவது நடக்கும். மனக்கசப்புகள் இருக்கும். நான் ரொம்ப கோவமா இருப்பேன், அழுதுட்டு இருப்பேன், எரிச்சலா இந்த மாரி, எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும். ஆனா, அவுங்க கிட்டேந்து ஒரு ஃபோன் வரும்போது, இத எல்லாமே அவுங்க கிட்ட காட்டணும்னு நினைக்கவே மாட்டேன். ஏன்னா, அது அவுங்களுடைய நிம்மதி கெடுக்கிற மாதிரி. நான் இப்போதைக்கு கோவமா இருந்தேன்னா, அழுதுட்டு இருந்தேனா ஒரு 1/2 மணி நேரங்கழிச்சு சரியாயிருவேன். ஆனா, இதை அவுங்கள்ட்ட குடுத்தா, அவுங்க நாள் ஃபுல்லா அத நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ நம்மளோட டோன்லயே வந்து அ அப்பிடியே மாத்தி, அ நம்ம ரொம்ப கேஷுவலா இருக்க மாரி, எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்க மாதிரி, சந்தோஷமா இருக்க மாதிரியான ஒரு விஷயங்கள் காட்டுவோம். அப்போ இந்த இடத்தில வந்து, நம்மளோட உடல் மொழி தெரிஞ்சா, இல்ல நம்மள நேர்ல பார்த்தா, உடனே கண்டுபிடிச்சுடுவாங்க. ஏதோ பிரச்சனை, அப்பிடீன்ட்டு. இப்பிடி ஆன்லைன்ல நம்ம தொடர்பு கொள்ளும்போது, வேறு வ வேறு ஒரு ஊடகத்தை பயன்படுத்தும்போது, வந்து அவங்களால அதை முழுசா தெரிஞ்சுக்க முடியாது, இல்லையா. அ. அப்போ, இந்த மாரியான பிரச்சனைகள். இது நான் சொல்றேன், இது நல்ல விஷயத்துக்காக இருக்கு. இதே ஒரு சில விஷயங்கள் வந்து, கொஞ்சம் தீமையா, அவுங்க கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து, தெரிஞ்சு தெரிய முடியாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதானே?
அ. ஆமாங்க. உண்மைதான்! இப்போ ஒரு ஒரு 2 விஷயம் நீங்க இந்த மாரி சொல்ற, ஒர் ஒரு 2 விஷயம் வந்து, அது வந்து உங்களுக்கு "பரவால்ல நம்ப அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தக் கூடாதுன்னு" நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? இந்த மாரி எதோ ஒரு விஷயம், "அதை நானே வந்து ஆ பார்த்துக்க முயற்சி பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணுறீங்க. இதே வந்து, இப்போ உங்களை மாரி வந்து சில பேர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து இதில வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க இல்லையா? உங்களையே நீங்க தயார்படுத்திக்கிறதுக்கு. அதாவது இந்த இப்ப இதே நேர்ல இருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்கிறீங்க, "இந்த விஷயம் தெரிஞ்சிரும், அவங்க பார்த்துப்பாங்க." அந்த மாரி. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆ இப்ப நம்ம நே இப்ப நம்ம நேர்ல இப்போ பக்கத்தில பக்கத்தில இருக்கோம் அப்படிடீன்னா நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. பார்க்கலாம், பேசலாம், இது பண்ணலாம். இப்போ நெறைய பேர் வெளிநாட்டில இருக்காங்க. நெறைய அம்மா அப்பாலாம் ரொம்ப வந்து சங்கடப்படுவாங்க. என்னதான் வந்து ஆன்லைன்ல பேசினாலுமே, நேர்ல வந்து அவங்க குழந்தைகள முகம் பார்த்து, சிரிச்சு, அவங்க சாப்பிடுறத வந்து அவங்க வயிறார சாப்பிடுறத அவங்க பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி. எப்பவுமே எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஆ ஆன்லைன்ல பேசுறதுங்களோ, இல்லை வந்து ஒரு வீடியோ காணொளியில பேசுறதுங்களோ, இல்ல வந்து ஒரு செல்ஃபோன்ல பேசுறதோ அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தரும். அ எப்படி தரும் அப்படின்னா அவங்க அன்றாட என்னென்ன நிகழ்ச்சி பண்ணுறாங்களோ அதெல்லாம் அவங்க கிட்ட பகிர்வாங்க. "இல்லை இப்படி நடந்தது." அதெல்லாம் வந்து ந மகிழ்ச்சிதான். ஆனா நேர்ல வந்து அவங்களோட கலந்து, உட்காந்து, சாப்பிட்டு இந்த மாரி முகம் பார்த்து வந்து நம்ம சிரிக்கிறாங்க இல்லையா? இங்க போ வெளிய போவாங்க. இங்க இப்ப வருவாங்க. இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து நெறைய இது இருக்கும். ஆனா 2மே வந்து சமநிலையா வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம்னா, நம்ம வந்து இப்போ நெறைய பேர் வந்து வெளியே இருக்கவங்க. இப்ப நீங்க நீங்க கூட ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்க இல்லையா? நான் இங்கே இருக்கேன். எங்க அம்மா அப்பா அங்க இருக்காங்கன்னு. நீங்க என்ன பண்ணுவீங்க? பண்டிகை காலத்தில போவீங்க இல்லையா? கண்டிப்பா. அப்ப பண்டிகை காலத்தில போகும்போது உங்க அம்மா உங்க அம்மா அப்பாவோட நம்ம மனநிலைமை எப்படி இருக்கும்? ஓ! பொண்ணு வந்திருக்கா. இதை செய்யணும். நம்ம அடுத்து இதை பண்ணணும். இதே வந்து நீங்க அ ஒரு, அ சிரிச்சு பேசுவாங்க உட்காந்து, நிம்மதியா. இதே வந்து நீங்க ஒரு ஃபோன்ல பேசும்போது, சிரிப்பாங்க இது பண்ணுவாங்க. ஆனா அவங்களால அந்த உணர்வை வந்து வெளிக்காட்ட முடியாது.
கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா. ம்ஹ்ம். ம்ஹ்ம். கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க சொல்றது முற்றிலும் உண்மையே. இப்போ, இதுபோக ய இது ஒ அன் அந்த உறவுகள் அப்படின்னு வரும்போது, நம்ம ஆன்லைன்ல வேற எந்த வழியில பயன்படுத்துறோம் அப்படின்னா, குறுஞ்செய்தி அனுப்புறது, வாட்ஸ்அப்பில வந்து மெசேஜ் அனுப்புறது, இந்த மாரியான விஷயங்கள் வந்து ப பண்ணுறோம். அம்மா, அப்பாக்களுக்கு அனுப்ப முடியாது. அவங்களுக்கு பாதி புரியும் புரியாது. பட் நம்மளோட சகோதர, சகோ சகோதரிகள் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய குடும்ப உறவுகள் ஆகட்டும், யாரோ. நம்ம ஒரு மெசேஜ் நம்ம கன்வே பண்ணும்போது நம்ம என்ன நெனைக்கிறோம். நம்மளோட உணர்வு அது, மொத்தமா அவங்களுக்கு போய் சேருதா? நம்ம நேரா சொல்றதுக்கும் மெசேஜில சொல்றதுக்கும். நான் இப்போ எடுத்துக்காட்டுக்கு, ஒரு ஒரு வார்த்தை டைப் பண்ணி வந்து அனுப்புறேன் வச்சு 'நல்லாயிருக்கேன்' அப்படின்னு அனுப்புனா, அந்த நேரத்துல, அவங்க என்ன மனநிலையில இருக்காங்களோ, அதை தான் அதை அந்த மனநிலையோடு சேர்ந்து தான் அதை படிப்பாங்க. 'நல்லாயிருக்கேன்' அப்படின்ற மாரி அவங்க படிச்சுக்குவாங்க. அவங்க அந்த எடத்துல சலிப்பா இருந்தாங்கன்னா, அப்படி படிப்பாங்க. சந்தோஷமா இருந்தா 'நான் நல்லாயிருக்கேன்' அப்படின்ற மாரி படிச்சுக்குவாங்க. ஸோ இது வந்து மாறுதில்ல. அவங்களுடைய மனநிலையை பொறுத்து மாறுது. ஆனா என்னுடைய உணர்வு என்ன? நான் எதை நெனைக்க வரேன்? எதை சொல்ல வரேன்? அப்படின்றது அவங்களுக்கு சரியா போய் சேருதா?
ம். கண்டிப்பா, இல்லங்க. அதாவது, நீங்க இந்த வீடியோ காணொலி கூட பரவால்ல, நீங்க சொன்னீங்க. இந்த WhatsApp மெசேஜ்லாம், கண்டிப்பா உங்களுக்கு வந்து, நீங்க என்ன உணர்வோடு பேசுறீங்கன்னே தெரியாது. இப்ப வந்து ம் எப்படி சொல்றது? இப்போ ஒரு கடிதம் எழுதுறது கூட பரவாயில்லைங்க. ஆனா அந்த WhatsApp மெசேஜில, நம்ம டைப் பண்ணி அனுப்புறது வந்து, அவங்க என்ன உணர்வு எடுத்துக்கொள்றாங்கன்னு தெரியாது. ஏதோ 1 2 வார்த்தை அ ஓகே, எஸ். இப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்றீங்க. அவங்க வந்து அதை ந நல்லா அ ஒரு டைப்பா, நல்லா பெருசா அம்ச்சா மட்டும் தான், அவங்களுக்கு புரியும். சில பேருக்கு, அது புரியவே புரியாது. அந்தமாரி நெறைய விஷயம் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த உணர்வு, அந்த பேச்சு, அந்த சிரிப்பு எல்லாமே நேர்ல தான் கெடைக்கும். இதே நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு சொல்றேன் பார்த்தீங்கன்னா, அ இதில இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப நெறைய, இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஒரு காதலர்களோ, ஒரு நண்பர்களோ, இல்ல வந்து ஒரு அ தொலைநோக்கில வந்து இருந்து அங்கருந்து காதல் பண்ணுறவங்களோ, இல்ல நண்பர்களா இருக்கிறவங்களோ இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அ இது அவங்களுக்கெல்லாம் வந்து வெறும் ஃபோன் தான். இல்லைங்களா? ஃபோன் இல்ல வந்து, ஒரு WhatsApp மெசேஜ் இந்த மாரி தான் பேசுவாங்க. ஒரு உணர்வு கூட்டி பேசணும், ஒரு உணர்வு தனமான பேசணும் அப்படின்னா நேர்ல தான் பார்க்க முடியும். நெறைய பேர் என்ன பண்ணலாம்? ஒரு மாதம் 1 தடவை, இல்லை அப்படின்னா, ஒரு எப்ப பார்க்க முடியுமோ, அப்பல்லாம் வந்து பார்த்து பேசி, அவங்களோட வந்து கனெக்ஷன்ஸை வந்து நல்லா அ மேற்கொண்டு போறது தான் நல்லது. அதே, இன்னொரு சில பேர்லாம் பார்த்திருக்கீங்களா? இந்த மாரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. "கோஸ்ட்டிங் பண்ணிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நல்ல பே
ம்ஹ்ம். ம்ஹ்ம். நிச்சயமா. ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ஹும். ம்ஹ்ம். இது என்ன வார்த்தை? இது எனக்கு புரியல.
ஆ. அதுதான். இப்ப நான் வெளக்குறேன் பாருங்க. இப்போ, ஒருத்தங்க இப்ப நீங்களும், நானும் இருக்கோம். அ நானும் இருக்கேன். இப்ப வந்து நல்லா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க. பேசிட்டே இருக்கும்போது, நான் என்ன பண்ணுறேன்? உங்க கிட்ட, திடீர்னு பேசாமலே போயிடுறேன். ஆனா, நம்ப 2 பேரும் தூரம் இருக்கோம். WhatsApp மெசேஜில. நான் நீங்க ரிப் நீங்க மெசேஜ் பண்ணுறதுக்குலாம், நான் ரிப்ளை பண்ணுறதே இல்லை. கால் பண்ணா, நான் காலும் எடுக்கறது இல்லை. ஏன் நான், திடீர்னு இப்படி பண்ணேன்னு உங்களுக்கு புரியவே புரியாது. அப்படின்ற ஒரு மனநிலைமை தான், கோஸ்ட்டிங்ன்னு சொல்லுவாங்க. அத வந்து இப்ப நெறைய பேர் பண்ணிக்கிட்ருக்காங்க. ஒருத்தங்க. அது வந்து
சரி. ஓஹோ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமா. இப்ப இதுக்கு புதுசு புதுசா வார்த்தைகள் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு தான் தெரியல. கோஸ்ட்டிங் பேசாம போய்ட்டாங்கன்னா, பேசாம போய்ட்டாங்கன்னு தானே அர்த்தம். அது கோஸ்டிங்ன்னு ஒரு பேரா? பேய் ஆயிட்டாங்கன்னு அர்த்தமா?
ஆமா. ஆமாங்க, ஆமாங்க. இந்த இந்த காலத்தில, அதாவது எ "என்ன கோஸ்ட் பண்ட்டாங்க" அதாவது வந்து அ அதாவது சில பேர்லாம் வந்து, ப்ளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுக்கு வந்து ப்ளாக் பண்ணிட்டாங்கன்னா ஒ ஒ ஒ ஃபுல்லாவே வந்து ப்ளாக் பண்ணுறது. இந்த கோஸ்ட்டிங்கறந்த பேர் என்ன அப்படின்னா, இந்த மாரி அ மனிதர்கள் வந்து பண்ணுறது. அதாவது ஏன், எதுக்கு காரணமே தெரியாம, பேசாம இருப்பாங்க.
ம்ஹ்ம். ஓ!
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆன்லைன்ல நடக்குது. இப்ப நீங்க பக்கத்து வீட்ல இருக்கீங்கன்னா, நான் வந்து கேப்பேன். "ஏய்! ஏன்ப்பா பேசல நீ? என்னாச்சு? அ உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? சாப்பிட்டியா?" அப்படீன்னு ஒண்ணு வந்து நான் கேப்பேன்ல, இல்லியா? ஒரு பக்கத்துல இருக்கீங்க. ஆனா இதே நீங்க இப்போ தூரத்துல இப்பிடி இருக்கும்போது, ஒரு ஆன்லைன்ல நம்ம 2 பேரும் வந்து ஒரு உரு உரையாடல் பண்ணும்போது, இந்த மாதிரி நான் திடீர்னு பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், இல்லீங்களா! அது பேரு தான் வந்து ஒரு கோஸ்ட்டிங். அது இப்பல்லாம் நெறையா நடக்குது இந்த காலத்துல. நெறைய பிள்ளைங்க வந்து, அ "என் நண்பர் வந்து கோஸ்ட்டிங் பண்ணிட்டான். இவ வந்து இப்பிடி பண்ணிட்டா" இந்த மாரிலாம் சொல்வாங்க.
சரியா சொன்னீங்க. ம்ஹ்ம். கண்டிப்பா. ஓ! <chuckles> ஓ! அதாவது முன்னாடி ப அப்பயும் நடந்துட்டு இருந்தது. ஆனா, அதுக்கு பேர் வைக்காம, அத பயன்படுத்திட்டிருந்தாங்க. இப்ப அதுக்கு கோஸ்டிங்ன்னு ஒரு பேரு வச்சு பயன்படுத்திட்டிருக்காங்க. அதாவது புறக்கணித்தல்னு வச்சுக்கோங்களேன். அங்க என்ன மெசேஜ் பண்ணாலும், அதுக்கு ரிப்ளே பண்ணாம, அ அவாய்ட் பண்ணிட்டு போறது. அவ அப்ப அவாய்டுன்னு சொல்லுவோம். இப்ப அது கோஸ்ட்டிங்னு வச்சுட்டீங்க போல. நல்ல விஷயம். புதுசு புதுசா ஒரு அ <scoffs> இது இன்னொவேஷன்றது வந்துகிட்டே தான் இருக்கு இந்த ஆன்லைன் பொறுத்த வரைக்கும், இல்லையா? இது போக, அந்த ஆன்லைன் உரையாடல்கள்னு வச்சுக்கோங்களேன். அ உரையாடல்கள் இல்ல மெசேஜிங். அதுல இந்த விவாத பொருள்லா இருந்ததுன்னா, அதுக்கு 2 தரப்பினருக்கும் வந்து ஈக்குவலா பேசுறக்கு சான்ஸ் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா, நேரா இருக்கிறத விட?
ஆமாங்க, ஆமாங்க. நெறையங்க. அதாவது விவாதம்ன்ற ஒரு விஷயத்தில வந்து ன் 2 பக்கத்தில இருக்கவங்களும் நியாயமா பேசணும்னு நினைக்கிறதுனு வந்து ஆ எப்பிடி சொல்றது! ம் கிடைக்கணுந்தான். உண்மதான். இப்ப நம்ம வந்து ஒரு பேசுறோம் ஒரு விஷயம் பேசுறோம் அப்பிடின்னா, இவுங்க தரப்பு விஷயமும் நம்ம கேட்கணும்
டக் ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
ஏன்னா வந்து இவ எ எ இ இந்த சைடு இருக்க விஷயமும் நம்ம தரப்பு கேட்கணும். தரப்ப கேட்டுதான் நம்ம முடிவு பண்ணவே முடியும். எது எந்த விவாதம் வந்து கரெக்டா இருக்கு, இல்ல அப்பிடின்னு சொல்ட்டு. ஒரு தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒருத்தர் மட்டுமே காரணமா இருக்க மாட்டாங்க எப்பவுமே. 2 சைடு தரப்புல் தரப்புலயும் ஏதோ ஒண்ணு இருக்கும். ஓ! இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. இதனால தான் இருக்கு. அப் அந்த மாரி நான் சொல்ல வரேன்.
கண்டிப்பா. புரியுது. இப்போ நேரா சண்ட போட்டுக்கிறோம் அப்பிடின்னா, 2 பேரும் ரொம்ப ஆக்ரோஷமா கோவமா கத்திக்குவாங்க. 2 பேர் சொல்லவரது 2 பேருக்கும் புரியாது. கோவத்தில என்னன்னமோ வார்த்தைகள்லாம் பேசிருவாங்க. ஆனா, இந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி அனுப்பும்போது, நம்ம என்ன நினைக்கிறோன்றத நம்ம சொல்லிட்டு இருப்போம். அவுங்க என்ன நினைக்கிறாங்க அவுங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம அனுப்பினதுக்கு அப்புறம் அவுங்க படிப்பாங்க. அவுங்க அனுப்பினதுக்கு அப்புறம் நம்ம படிப்போம். ஸோ, 2 பேரோட அந்த கருத்து பரிமாற்றமுக்கும், இந்த விவாத பொருளா வச்சுக்கிறது. இந்த ஆன்லைன்ல வந்து ஒரு ஊடகமா பயன்படுத்தி பண்றது வந்து 2 பேரோட கருத்துக்களும் 2 பேரும் பேசறதுக்கும் வந்து ச சரியா இருக்கும். அது போக, "நான் அப்பிடி சொல்லவே இல்ல" அப்பிடின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு ப்ரூஃப் இருக்கும்ல, அதான் நீங்க சொல்லியிருக்கீங்களே அப்பிடின்ற மாதிரி இல்லயா? "ஆ நீங்க சொல்லல, நான் அந்தமாரி வார்த்தையே பயன்படுத்தல" அப்பிடின்னு சொல்லவும் முடியாது. அப்போ சண்ட வந்து நேரா போட்டத விட, இந்தமாரி ஆன்லைன்ல போட்டுக்கும்போது, அ 2 பேரோட கருத்து பரிமாற்றமும் நான் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா, இதில என்ன ஒரு டிராபேக் அப்பிடின்னா, 2 பேரு கோவப்பட்டுட்டாங்க அப்பிடின்னா, யாராவது ஒருத்தர் வந்து ப்ளாக் பண்ட்டு போயிட்டாங்கன்னா, இன்னொருத்தர் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிரும் இல்லயா! <inhales>
சரியா சொன்னீங்க. அதாவது இதில வந்து ஒரு தரப்பு வந்து நல்ல விஷயமா இருக்கு. அதாவது, "நீங்க இத பேசினீங்கல்ல," அப்பிடின்னு சொல்ட்டு ஒரு ப்ரூஃபா காமிக்கலாம். ஆனா அ ஒரு எப்பவுமே வந்து நம்ம சண்டையிட்டு ஒரு, ஒருத்தங்க பேசுறாங்க. அ சண்டையிட்டுட்ருக்கும்போது அது வந்து ஒரு ப்ரூஃப்ப தேடுறமாரி எப்பவுமே இருக்கக்கூடாது இல்லேங்களா! இப்போ எ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்னோட தோழி 2 பேர் இருந்தாங்க.
கண்டிப்பா. சரி.
அவங்க வந்து, ஏதோ ஒரு காரணத்தினால இன்னொரு தோழியினால அவங்க 2 பேருமே ரொம்ப சண்ட போட்டுக்கிட்டாங்க. அதாவது, அ அவங்க வாய் வார்த்தையா கூட. அதாவது போன்ல கூட பேசாம வாட்ஸ்சப்ல மெசேஜில வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. அ இதனால தான். ஏன்னா, இவன் என்ன சொல்ல வரான்னு அவளுக்கும் புரியல. அந்த உணர்வு எந்த உணர்வோட அந்த மெசேஜ் வந்து இவங்க அம் அனு அனுப்பிச்சாங்கன்னு வந்து அவளுக்கும் புரியல. இவளுக்கும் புரியாதம்போது இவங்க நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறிருச்சு. மாறனதுனால என்ன ஆச்சுன்னா, இப்படியே போயிட்டே இருந்தது. அ 1 மாதம் 2 மாதம் போயிட்டே இருந்தது. ஒரு நாள் நானு சொன்னேன், என் தோழி கிட்ட ஒரு தோழி எனக்கு ரொம்ப குளோசு. அவங்க கிட்ட சொன்னேன். இந்த மாரி "நேர்ல பேசுங்க" அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா "இல்ல, என்னால பேச முடியாது அவ இவ்வளோ பேசிட்டால்ல" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம், நானே என்ன பண்ணேன்னா, இந்த மாரி அ "நான் இங்கே போறேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு என் தோழியை நான் கூப்டுட்டேன். நானும், அவளும் இன்னொரு தோழியும் வந்து "நான் இங்கே போறேன். நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே தெரியாம கூட்டுட்டு போய். ஒரு நாள் நேரில உக்கார வச்சு பேசினேன் நானு. 2 பேரும் மூஞ்சு கொடுத்து கொஞ்சம் ஆரம்பத்தில கொஞ்சம் கசப்பா தான் இருந்துச்சு. நான் இது இப்படி தான் நான் பேச நான் வந்தேன். இதுதான் என்னோட உண்மையான விளக்கத்த நான் இப்படிதான் நான் கொண்டு வந்தேன். ஆனா நீ இப்படி தப்பா புரிஞ்சுகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த பிரச்சனையே வந்து முடிச்சாங்க.
ம்ஹ்ம். ஓ! ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ம்ஹ். சரி. ஓ! ஆஹம். ஓ! ம்ஹ்ம். ஓ! அப்போ ஆன்லைன்ல ஆரம்மிச்ச பிரச்சனை நேரா பேசி அது முடிஞ்சிருச்சு இல்லையா? ஆமா. இப் இதில இந் தொழிகள் மட்டும் இல்லாம இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கெல்லா ஒரு பிரச்சனை, சண்டை போட்டு கோவச்சிட்டு நீங்க சொன்ன மாதிரி கஹோஸ்டிங்ல பண்ணிட்டு இருந்தாங்கன்னா. எதேர்ச்சையாவு இல்ல எதோ பிளான் பண்ணி வலுக்கட்டாயமாகவும் வந்து இந்த மாதிரி 2 பேர் யாராவது சேர்த்து வச்சா இல்ல அவங்களே முன் வந்து, நேரா ஒரு தடவை பார்த்தாங்க அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே அன்னைக்கு கூட முடிஞ்சிரும். திரும்ப பழையபடி ஒன்னாவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது என்ன ஆன்லைனு சமநிலை அப்படின்றது, நெ அது நிச்சயமா பண்ண முடியாத ஒரு காரியம் இல்லையா?
ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்க.
ரொம்ப அழகா சொன்னீங்க. என்னன்ன பிரச்சனை இ வரும். அதை எப்படி எப்படி எல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துகிட்டிங்க. உங்ககிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாம்.
மிக்க நன்றி.